நிச்சயமா. நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு. சினிமாவுக்கு போனோன்னா வந்து நம்ம சினிமா மட்டும் பார்க்க மாட்டோம். நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம கார்ல போறோம். இல்லாட்டி நம்ம ஆட்டோல போறோன்னா, ஆட்டோக்காரன நம்ம வந்து, ஒரு இது பண்றோம். நம்ம ஒரு 7 மணி காட்சிக்கு நம்ம போறோன்னா, 7 மணி காட்சி ஒரு 10 மணிக்கு முடியும். 10 மணிக்கு நம்ம வீட்ல போயிட்டு, மறுபடியும் டின்னர் சமைக்க முடியாது. அதனால வெளிய சாப்பிட்டு போவோம். ஹோட்டலுக்கு நம்ம நல்லது பண்றோம்.
ஆ. ஆம். ஆமா. சரியா சொன்னீங்க. ஆமா. ஆ. அவ் கண்டிப்பா, ஆமாங்க. ஆமா, ஏ ஏன்னா அந்த ஒரு நாள் மாத்திரம் தான அப்பிடிங்கிறமாரி தானே, நாம போறோம். எல்லா நாட்களும் நம்ம திரையரங்கம் போய் நம்ம படம் பார்க்குறோமா? அப்பிடின்னா அது அவ்ளோ எளிதா கஷ்டம் இல்லயா! அதனால என்னமோ ஒரு அ என்னது "ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி" அப்பிடின்னு இருந்தா அது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்லேங்களா! அந்தமாரி நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அது இது இது இப்போ நம்ம ஒரு 20 வருஷம் நம்ம பின் தங்கி போனோன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா அந்த காலத்தில சில படங்கள்லாம் ஒரு 3:30 மணி நேரம்லாம் எடுத்திருப்பாங்க. ஒரு ஆனா இதெல்லாம் திரைக்கு வரல. 3:30 மணி நேரம்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா, அந்த நம்ம மக்கள் ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கிணங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதெல்லாம் வெட்டியிருப்பாங்க. எது தேவையில்லயோ, அப்பிடின்னு நினைச்சு அதெல்லாம் வெட்டி போட்டு 2:30யா ஆக்கியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ
சில வருடத்திற்கு ஒரு ம். ஆஹ! ஆ. எதிர்பார்ப்பு, ஆ. ஆமா, ஆமா. ஆமா. ஆமா பெரிய, பெரிய இயக்குநர்களே சொல்றதுண்டு. "நான் அது வந்து இப்பிடி எடுத்துருந்துருக்கணும். ஆனா, நான் வந்து இப்பிடி எடுத்துட்டேன். என்னால இப்பிடி கொண்டு வர முடியல." அப்பிடின்னு சொல்லும்போது, நமக்கு தோணும், இதுமாரி கூட இப்பலாம் நிறைய மாறியிருக்குல்ல, கொஞ்சம் அந்த இது. ஏன்னா, 1 பாகம், 2 பாகம், 3 பாகம்ன்னு இப்பல்லாம் ஓரளவு அது கொஞ்சம் அ நெறைய மாறியிருக்கு அது கலாச்சாரம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. சரியா, சொன்னீங்க. இப்போ நிச்சயமா. இந்த இந்தியன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லேங்களா? இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. இல்லயா? அதுக்கு அப்புறம் இந்தியன் டி3 அதாவது 3 பாகம் எடுக்கிற அளவுக்கு ரிலீஸ் செய்யிற அளவுக்கு வந்து அவுங்க படம் எடுத்து முடிச்சுட்டாங்க.
ஆமா, ஆமா. ஆ.

ஆ, அந்த கட கட கட கட கடகடன்னு கூட்டிட்டு போவாங்க. அ நான் கூட சொல்ற வழக்கம்லாம் உண்டு. இந்த சீரியல எப்டிதான் உட்காந்து பார்க்குறீங்க. அப்படியே இந்த எடுக்கிறது. ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியா காமிப்பாங்க. எப்படிதான் இத பார்க்குறீங்க? <laughs> அதெல்லாம் நான் சொல்றது.
ஆமாங்க. இது, இது ஒரு நகைச்சுவையா வந்து ஒரு திரைப்பட கதாநாயகன் செஞ்சு காட்டியிருப்பாரு. அவரும் "மிர்ச்சி சிவா" அப்டின்டு சொல்ட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவரும் மிர்ச்சி சிவா. அவர் இந்த சென்னை டுவென்டி எ அவரு வந்து அவரு சீரியல்ல நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்டினு சொல்ட்டு ஒரு நிகழ்ச்சியில செஞ்சு காட்னாரு. அவரும் சரி இந்த ஆ, "விடிவி கணேஷ்" அப்படினு ஒருத்தரு. "டேய் தம்பி எப்டி இருக்க" அப்படினுவார் இல்லையா? அவரு. அவரு இந்த மாரி என்னென்னா அவரு மெர்ச்சி சிவா அந்த தொடர் ப தொடர்ல வந்து என்னவா நடிச்சிருப்பார்னா, டாக்டரா நடிச்சிருப்பாரு. க விடிவி கணேஷ் வந்து ஒரு வீட்ல வந்து ஹஸ்பண்ட். அவங்க வைப் வந்துட்டு இருப்பாங்க. நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பேப்பர் படிச்சிட்டு இருந்தவ திடீர்னு கீழ சாய்ஞ்டுவாரு.
ஆஹ. ஆஹ, என்ன செய் என்ன செய் ஆ, ஆமாமா. <laughs> ஆ, வவ அவங்க 2 பேரும் நல்ல காம்போ. ஆ. ஆ. ஆஹ. ஆ. அய்யயோ!
கீழ, கீழ சாய்ஞ்சிருவாரு. இந்த அம்மாக்கு என்ன செய்றதுன்னே தெரியாது. ஆ அவர் வந்து அவங்க டாக்டர்க்கு போன் பண்ணுவாங்க. இந்த மாரி சாய்ஞ்சிட்டாரு, அப்படினு சொல்ட்டு. இந்த வந்துட்றேன், நான் வந்துட்றேன் அப்படினு சொல்ட்டு அவரு அங்க இருந்து வருவாரு. கெளம்பி வருவாரு. இத இப்ப நான் சொன்னது ஒன்னும் ரொம்ப இயல்பா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, நீங்க இத வந்து ஒரு டைம் வந்து You Tubeல போய் போட்டு அடிச்சு செக் பண்ணி பாருங்க. மிர்ச்சி சிவா, விடிவி கணேஷ் நாடகம் ஒன் போட்டு பாருங்க. ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். ஒன்னுமே இருக்காது.
அ. ஆ. அ, அஹ. க்ஹும். <laughs> தெரியல. ஆ, அதான், அதான்.
<laughs>
இல்ல அதுதான் அந்த பேப்பர கையில எடுக்கிறதுக்கு, ஒரே ஒரு இத எடுக்கிறதுக்கு, எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க. இது எப்டி உட்கார்ந்து பார்க்கிறீங்க. சில இந்த தொடர்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணும். நம்மள கொஞ்சம் சிந்திக்கவும் வப்பாங்க. அவங்க சயன்ஸ் ஃபிக்ஷன்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தோணும் நம்ம இத யோசிக்கவே முடியாத அளவுக்கு சிலதுல தான் நம்ம மனசு அப்படியே உள்ள போகும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தா போதும் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயது இருக்குல்ல அதைக்கூட நம்ம ஓடிடியில வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டு இந்த வயதுக்கு மேல இத காமிக்கவே கூடாது <chuckles> அப்படிங்கிற மாதிரி. ஆனா, திரைப்படங்கள்லயும் இப்படிலாம் இருக்கு தான்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமா. ஆமா. சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமா. நிச்சயமா. நீங்க சொல்றதுல சென்சார்ங்கிறது சினிமாக்கு இருக்கு. ஓடிடிக்கு இல்ல.
கம் ஆ. ஆ, அதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. எ இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும்.
அதனால ஆமா. அது குழந்தைகளுக்கு அந்த பருவம் வராத குழந்தைகளுக்கும், பருவம் வந்த குழந்தைகளுக்கும் அவங்க எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் வந்து அவங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிடி, உங்க பசங்களுக்கு ஒரு ஓடிடின்னு வெக்க முடியாது இல்லைங்களா?
ஆ. ம்.